ஆமா, ஆமா சொல்லியிருப்பாங்க. ஒரு பாட்ல கூட வரும். அ கோழி மிதிச்சு குஞ்சு முடம் ஆகிவிடாது அப்பாடின்னு ஒரு அப்பா அடிச்சு நீ உனக்கு ஒண்ணும் ஆயிடாது. நீ அப்பா மேல கோவப்படாத.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
வீட்ல இருக்க சண்டைகள் சச்சரவு கூட சமாதானப்படுத்துற மாரி ஒரு பாட்டு அதெல்லாம். சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பால. ஒரு வரி வரும். கோழி மிதிச்சு குஞ்சு முடம் ஆயிடாது உனக்கு கொய்யா பழம் வாங்கி தரேன், அழுவாத அப்டின்னுமாரி சொல்லுவாங்க.
ஆ. ஆஹ. ஆஹ. ஆ. அது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மள கடுமையா கண்டிக்கிறதுனால, அது நமக்கு ஒண்ணும் ஆயிராது. அவுங்க வந்து நம்மள நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அந்த விஷயங்கள பண்றாங்க. அப்பிடின்ற ஒரு கருத்த, அ அங்க வந்து ஒரு உவமையா வந்து சொல்றாங்க. அது சிரிப் சிரிக்கக்கூடிய மாரியா சின்ன பிள்ளைங்களுக்கு அது கேட்டா என்னது இது அப்பிடி சொல்லி சிரிக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ள அர்த்தத்த நம்ம சொல்லும்போது அங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லயா? அது ந நல்ல பாடல் அது.
ம். ஆமா. ம். சொல்லுங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்ல போனா. இந்த வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில்.
ம். ம்ஹ்ம். ஆ.
அப்பிடின்றமாரி ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கைய ஊட்டுறமாரி பாடல்கள் வந்து அந்த காலத்தில ரொம்ப அதிகமா இருந்தது.
ஆ, இந்த வாழவே முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு வேலையும் நம்மளால செய்ய முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல அப்பிடின்னு சொல்லி, அந்த சுத்தமா அந்த நம்பிக்கை இழுந்தவங்க கூட, இந்த பாட்டு கேட்டா ஒரு உற்சாகமா ஆமா. இல்ல. இவுங்கல்லாம் வாழ்றாங்க. நம்ம நெனச்சா வாழ முடியாதா என்ன? நம்ம அந்த கடின உழைப்ப போட்டா, இந்த வெற்றி வரும் அப்பிடின்றது வந்து முடியாத விஷயமா என்ன? அப்பிடின்ற மாரி ஒரு உத்வேகத்த குடுக்கக்கூடிய அந்த வரிகள் இல்லயா அது?
ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. எதிர்பார்த்தும் கலங்காத, மயங்காதன்னு சொல்றதுகூட மயக்கமா, கலக்கமா அந்த மாரி. நம்மள விட கீழ இருக்கவங்க எத்தனையோ கோடி பேரு. உனக்கு ஆ.
ஆ. மஹ்ம், ம். ஆ உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. எங்கே நிம்மதி நாடுன்னு சொல்லி அப்பிடின்னு சொல்லி கண்ணதாசனோட வரிகள் அது இல்லயா!
கண்டிப்பா. கண்டிப்பா.
ஆ. ரொம்ப சிறப்பு. இப்போ இந்தமாரி இந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது, உங்களுக்கு யார் வந்து நினைவுக்கு வருவாங்க? இந்த பாடல்கள் எப்படியோ அந்த பாடலோட கருத்து நம்ம ஏத்துக்கிட்டோம், அந்த வரிகள்ல இருக்குது அந்த இந்த அந்த பின்னணி இசை, இது எல்லாமே வந்து நம்ம அத அந்த சுவைய நம்ம எடுத்துக்குவோம். ஆனா ஒரு நம்மளுடைய நினைவு எங்கேயோ போகும்ல. யாரையோ நெனைப்போம். அது மாரி அந்த நே நேரத்தில நீங்க யார நினைச்சு பார்ப்பீங்க? எந்த தருணத்த நினைச்சு பாப்பீங்க?
ஆ. கண்டிப்பா. இந்த மாரி பழைய பாட்டெல்லாம் பாடும்போது எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும்.
ம்ஹ்ம், ம்.
எங்க அப்பா நல்லா பாட்டு பாடுவாரு. இந்த மாரி எம்ஜிஆர் பாட்டு அவரு வந்து என்ஜி எம்ஜிஆர் ரசிகரு. சோ எம்ஜிஆர் பாட்டுன்னா அவருக்கு ரொம்ப புடிக்கும். அவரும் பாடுவாரு. இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு விளக்கமா எடுத்து சொல்லுவாரு.
ஆ. <laughs> ஆஹ! நிச்சயமா, நிச்சயமா.
ஆமா. அதல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆ, இப்போ அந்த பாடல் கேட்கும்போது உங்களுக்கு அந்த மனசுல அந்த, அந்த விஷூவலைசேஷன்றது, அந்த காட்சியமைப்புன்றது அப்பிடி கண்ணு முன்னாடி இப்பிடியே போகும்ல. கண்ண மூடிட்டு ஒரு பாட்டு கேட்டா, அந்த காட்சிமைப்புகள் போகும்ல. அப்பிடின்னா, அப்ப அவ எந்தமாரி இருக்கும்? நீங்க அத அந்த கற்பனையில யோசிச்சு வச்சதா? இல்ல அத வந்து படமா பார்த்ததா? அது எ எது உங்களுக்கு தோணும் அந்த நேரத்துல?
ஆமா.

ஆஹ நீங்க பாடுவீங்களா?
நானே இப்போ வர பாட்டுகள் இ இல்லங்க. நான் பாடலாம் மாட்டேன். கேட்க மட்டும் தான் செய்வேன். <chuckles>
எ ரசிகை மட்டுமே அதானே. ம். ரசிக்கிறதுக்கும் வந்து ஒரு நல்ல ரசனை வேணும் இல்லையா? இவ்ளோ நல்ல நல்ல பாடல்கள் அந்த அதோட வரிகள் எல்லாம் எவ்வளோ அருமையா வந்து எடுத்து சொல்றீங்கல்ல?
ஆமா, ஆமா, ஆமா, கண்டிப்பா. ஆமா. ஆமா ஏதோ புடிச்சுக்கிருச்சு. மனசுக்கு ரொம்ப புடிச்சமா ஆயிடுச்சு. அவ்ளோதான். இப்போ உள்ள பாடல்கள்ல வரிகள் தெளிவா இல்ல. ஆனா, என்ன செய்றாங்கன்னா, அந்த அந்த கருவிகள் வந்து இருக்க, இருக்க மெருகேற்றிட்டே போறாங்க. அந்த ஒலிகள் வந்து ரொம்பவுமே என்ன சொல்றது?
நிச்சயமா. நிச் ம்ஹ்ம். ம்.
அதுப்போ இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அத வந்து ரொம்ப மேம்படுத்தி குடுக்குறதுனால இப்ப இருக்கவங்களுக்கு இந்த வ சத்தம் புடிக்குது. கொஞ்சம் பழைய காலத்துல இருக்கிற அந்த ஒரு ஒலிகள் வந்து அவங்களுக்கு? இனிமையா தெரியல. <tsk>
ஓகே. சொல்லுங்க. ம். அ இது வந்து ஒரு இரைச்சலா இல்லையா? ஏன்னா, அந்த உள்ள அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன் அந்த பின்னணி இசை வந்து, அ ஒரு ஃப்ளூட் வந்த புல்லாங்குழல்னா, அது ஒரு இசையா இருக்கும். வயலின்னா அது தபைலா ஒரு ட்ரம் அடிச்சாங்கன்னா, அந்த மாதிரி வந்து அது தனித்தனியா நம்மளால அத வந்து உணர முடியும். ஆனா, இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பெணஞ்சு அது இரைச்சலான ஒரு சப்தம் மாரி ஒரு கம்போஸ் பண்ணி குடுக்குறாங்களே. இது எப்படி ரசிக்கும்படியா வந்து அந்த அளவுக்கு இல்லை தானே?
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ரசிக்கும் படியா நா அந்த அளவுக்கு இல்லைதான். உண்மதான் சொல்ல போனா. ஏதோ ஒண்ணு, 2 பாட்டுக்கள் இப்பவும் இருக்கு. இதுவும் கடந்து போகும் அப்டிலாம் வருது. அந்த கேட்டி படத்துலல்லாம் ஒரு 2 3ணு பாட்டு எல்லாமே கொஞ்சம் இனிமையா இருக்குது கேட்கற மாரி. இப்ப இருக்குற பாட்டுகளும், அமைதியான பாட்டுக்கள் வந்து கேட்கற மாரி தான் இருக்கு. வேகமான பாட்டுக்கள் அவங்க வேகமா போறது அந்த மாரி இருக்கிறதுனால அது ஒத்து போதோ என்னமோ. நமக்கு அது மனசுக்கு நெருக்கமானதாக இல்லை. நம்ம அத சொல்லும்னா, நீ உங்களுக்கெல்லாம் ஆன்டீஸ் உங்களுக்கு வயசாயிடுச்சு. அதனால உங்களுக்கு பிடிக்காது அப்டின்ருவாங்க.
ம். ம். ம்ஹ்ம். ஆ. நிச்சயமா. ம். <laughs> ஆ. அ அவங்களும் அந்த வயது வரும்போது அந்த கருத்த புரிஞ்சுக்குவாங்க. அ இல்லதான். இவ்ளோ நேரம் எவ்வளோ அழகா வந்து இந்த பாடல்களையும் அதோட நினைவுகளை பத்தியும் எடுத்து சொன்னீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த தருணம். அ தொடர்ந்து பே
கண்டிப்பா. உங்க கூடல பேசனதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நன்றி.